ஆனா, வந்து இங்க வந்து பாத்தீங்க அப்டீன்னா, சொல்லிக் குடுத்த விதமே வந்து பாத்தீங்கன்னா, புரியவே இல்ல. அவுங்கள்ட்ட போய் நம்ம எத்தன
ம்ஹும். ஆமாங்க. ஆசிரியரப் பொறுத்து தான் வந்துட்டு, அவுங்க சொல்லித் தரதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால
அதுனால அதுவும் இல்லாம அது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்டீன்னா, ஓரளவு அந்த காலத்து கவர்மெண்ட் ஸ்கூல்னா, "நீ படிச்சா படி படிக்காட்டி போ" அப்படிங்கிற மாரி தான். இந்த காலத்தில வேணா கொஞ்சம் வந்து நடவடிக்கை எடுக்குறாங்க. அப்பாலாம பெரிய லெவல்ல இல்ல. அதனால, அம்மாகிட்ட சொன்னதுக்கு, அம்மா வந்து ஒண்ணும் சொல்லல. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டியூஷன் சேத்து உட்டுட்டாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா, நான் 10த் துலலாம் படிச்சேன் தெரியுமா பசங்க கூட, அவன்ங்க தான் அங்கேயேயும் வந்து நிக்குறானுங்க. 'ஏய் எங்க போனாலுமே கம்முன்னே இருக்க மாட்டீங்களாடா? இங்க வந்துட்டீங்களாடா, நீங்களுமாடா?" அப்படிங்கிற மாதி ஆச்சி. அங்கேயும் வந்து நம்ப பண்ணாத குறும்புத்தனமே கெடையாது. அப்படின்னு சொல்லலாம். அவனுகளோட ஸ்கேலெல்லாம் ஒழிச்சி வெச்சிட்றது. "எனக்கு தெரியவே தெரியாது" சத்தியம் பண்ணிட்றது. ஜாம்மண்றி பாக்ஸ்லாம் எனக்கு எடுத்துட்டு வருவானுங்க. எடுத்து நான்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். எங்கேயாச்சும் டியூஷன்ல, ஏதாச்சும் ஒரு கப்போர்டு மாரி இருக்கும். எதாச்சும் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள ஒழிச்சி சொறிகி உட்டுட்டு போயிடுவேன்.
கண்டிப்பாங்க கண்டிப்பாக. அருமைங்க ஆ. ஆமாங்க. ஓஹோ! ஆ. ஆஹா. சரிங்க. <laughs> செரி, செரிங்க. ஆஹா. <laughs> ஆஹா. அடடா! ஆ, இப்ப நீங்க இத்தன குறும்பு பண்ணம்போது, உங்கள்ட அவங்களும் பண்ணியிருப்பாங்கல்ல! உங்க பொருட்கள எடுத்து ஒழிச்சி வெச்சிருப்பாங்க. ஓஹோ! அப்ப உங்க பொருள நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்டி ஆ, எதையுமே தர மாட்டீங்களா?
ஏனா, எனக்கு தெரியும். நம்ப உஷாரா இருக்கணும்ல, நம்ப உஷாருல்ல! வ நாம நான் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நவுந்தா தான எடுக்கிறதுக்கு! நம்பலாம் நவுர்றதே கெடையாது. அப்படியே இல்லையா, ஒரு ஆள் காவலுக்கு போட்டுட்டு போறது. "ஏய் பத்திரமா பாத்துக்கோடி" நம்ம இப்போ ரெஸ்ட்ரூம்லாம் போற மாரி இருக்கும் இல்லையா? அப்போலாம் "டேய் பத்திரமா பாத்துக்கோடி. இதுல ஏதாச்சும் காணா போச்சுனா நீந்தான் வாங்கி தரணும். இல்ல உன்னோடது தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். பாத்துக்கோ" அப்படி சொல்லிட்டு காவலுக்கு ஒரு ஆள போட்டுட்டு போறது.
<laughs> சரி, சரிங்க. ம் ஓஹோ! ம் ஆமா ஆமாங்க. ஆஹா. <laughs> பார்த்தீங்களா, பார்த்துக்கிறவய்ங்களுக்கு கூட வந்துட்டு உன்னோட தான் எடுத்து யூசு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அ,
ஆமா, அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு அழகான உண்மையாவே என்னோட பள்ளி பருவங்கள் இன்னுமே என்னால மறக்க முடியாது. இவ்வளோ இவ்வளோ சேட்டப் பண்ணியிருக்கேன்.
ம் கண்டிப்பாங்க.

செரி அப்படிங்கறனால, இவ எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம போயிட்டிருந்துச்சு. ஏன்னா, நான் எடுக்க நெனச்சது கணிதப் பிரிவு இல்லயா?
ஆமாங்க.
அதனால கொஞ்சம் விருப்பம் இல்லாம, அரகொறையா போயிட்டுருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு குறும்புத்தனம், அதெல்லமே அப்படியே கொறஞ்சு போச்சு.
ஆஹான். ஆமாங்க. கல்லூரிக்கு போனோன்ன, அந்த வயசு மாறுது. 2வது அ அங்க படிப்பு கொஞ்சம், நம்ப படிச்சா தான் முன்ன முன்னேறி வர முடியும் அப்படிங்குறனால, படிப்பில ஆர்வம் வந்திருக்கும்ன் நெனைக்கிறேன் சரிங்களா?
அ படிப்புலேயே ஆர்வம் வந்துச்சு, அதே மாதிரி பாத்தீங்க அப்டின்னா, நமக்கு புடிச்ச குரூப் வேற சேர்த்து உடலையா?
அடடா! அந்த வருத்தங்களா?
அந்த வருத்தத்திலேயே, அப்படியே போய்ட்டனா, அங்க பாத்தா எல்லாமே இங்கிலீஸு.
ஆஹா! அதுதாங்க பெரும் பிரச்சனையே.
அ ஆமா. பெரும் பிரச்சனையா வந்து ஒரு கேள்விக்குறியோட, அதில அந்த குறியோட நான் தொங்கிட்டுருந்தேன். அந்த முற்றுப்புள்ளிக்கு கீழ கொஸ்டின் ஆமா, அந்த கேள்விக்குறி போட்டு கீழ ஒரு முற்றுப்புள்ளி மாரி ஒண்ணு வைப்பாங்க, தெரியுமா? அந்த முற்றுப்புள்ளியிலதான் நான் தொங்கிகிட்டு இருந்ததே, "என்ன பண்றதுன்னு தெரியலையே"அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, வந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப, "ஏன்டா படிக்க வந்தோம்" அப்படிங்கிற மாதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்.
அதாங்க. <chuckles> எப்படி அப்பறம் சமாளிச்சிங்க? ஆமாங்க. <laughs> ஆ. <laughs> ஆ சரிங்க. ஓஹோ! சரிங்க ஆ அந்த ஆங்கிலத்தினால மட்டுமேங்களா?
நான் அந்த ரொம்ப ஆங்கிலத்தால மட்டுமே தான். மத்தபடியிலா நமக்கு சப்ஜெக்ட்லாம் வராமலாம் கிடையாது. சொன்னா, இப்ப ஏன்னா, நல்ல மார்க் எடுக்கிற மாணவி தான் நான். அதனால வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தா புரியாமலாம் இல்ல. அந்த ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு முற்றுக்கட்டை வந்ததுனால, வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பே சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, 4 அரியர். அந்தே ச ஒரே செமஸ்டர்ல, ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர்ல 4 அரியர்.
அடடா! செரி செரிங்க. ஆமா, ஆமாங்க. ஆஹான். அடடா! 1 செமஸ்டர்லயே 6 அரியர் வந்துருச்சு. ஆஹன்.